ஆமாம்மா.
அ அந்த வி அந்த தண்ணீய வந்து அப்படியே வந்து இந்த சிங்க்குக்குள்ள தண்ணீல இந்த பாத்திரத்துக்குலாம் போற மாரி ஒரு வழி செஞ்சு வெச்சுடுங்க. வெச்சிட்டீங்கன்னா, வந்து அந்த பாத்திரம் வந்து காயவும் காயாது. நமக்கு தேய்க்கிறதுக்கும் சுலபமா இருக்கும். ஒரு ராத்திரி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வெச்சுக்கிட்டோனா, அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும்போது நமக்கே அப்பாடா கிச்சனுக்குள்ள போகணும், ஏதாவது நல்லா சமைக்கணுங்கிற ஆச வரும்.
சரி. கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க.
<chuckles> அது ஒண்ணு செய்யலாம். பின்ன இன்னும் நான் என்ன செய்வேனா வந்து, கொஞ்ச நேரம் வந்து, இந்த ராத்திரி வந்து டிகாஷன் போட்டு வெச்சுருவேன்.
சரி.
அந்த டிகாஷன, ஒரு அது எப்பயாவது ரொம்ப முடியல அப்படிங்கிறபோது, கொஞ்சம் அந்த வேலைக்கு நெடுவில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுனா, அத நான் குடும்பத்துக்கு குடுக்குற மாதிரி, இந்த டிகாஷன் போட்டு வெக்கிற வேலைய வச்சு. அடுத்த நாள் சீருடைய வந்து நம்ம அயன் பண்ணி வெப்போம், இல்லைங்களா? அந்த மாரி. அதாவது நமக்கு வந்து அந்த இந்த வேலையிலேருந்து நமக்கு கொஞ்சம் மனசுமே கொஞ்சம் மாறும், அதே மாதிரி நமக்குமே வந்து கொஞ்சம் இந்த வேலையெல்லாமும் முடியும். வீட்டு வேலையும் வந்து சரிசமமா முடியும்.
ஆமா. கண்டிப்பா.
ஆ அப்படிங்கிற மாதிரி நான் இது செய்வேன். அந்த, அந்த மாதிரி வந்து இந்த வேலைக்கு நடுவில இது செஞ்சுக்குவேன்.
ப்ரீ பிளான்ட்டா வந்துட்டு நீங்க வந்து பண்ணிறீங்க. அப்ப <chuckles> இதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரீ பிளான்டா அது முன்னாடியே முடிச்சிருவேன். இது எனக்கு வந்து, இது வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது என்னைய காலையில. <chuckles> அது இதுனால எனக்கு நாள் வந்து லேட் ஆயிறக்கூடாது. அப்படீன்றது உ கரெக்ட்டு தானே.
ஆ ஆமாங்க. இல்ல அது. அதேதாங்க. அது என்னென்ன வந்து அதாவது அத வந்து நம்ம ஒரு சுமையா எடுத்துக்காம அத வந்து இப்ப பொழுது போகறதுக்காக உட்காந்து ச அல அலைபேசிய பாத்துக்கிட்டு, அதனால எனக்கு வியாதிய கூட்டுறத விட, சரி என்னோட குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் சீரா செஞ்சு வச்சுட்டேன் பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி நிம்மதி கெடைக்குது இல்லைங்களா? அந்த நேரத்தில, அதே மாதிரி உடலுக்குமே வந்து ஒரு இது கெடைக்குது. ஆ என்ன சொல்றது? ஆ உடற்பயிற்சி அப்படிங்கிற மாரியுமே சொல்லலாம்.
கண்டிப்பா.

ஆமாங்க. அதாவது எழுந்துருச்சு போய் நடக்கிறது. இதுக்காக போய் நடக்கணும், நான் கொஞ்சம் 5 மினி 5 நிமிடங்கள் நடக்கணும், அப்பிடிங்கிறது இல்லாம, நம்ம வேலைக்கு நடுவிலேயே வந்து, இப்போ நம்ம வந்து மேல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன்னா, கீழ போய்ட்டு பாத்திரம் தேய்க்கிறது. அப்ப நடந்துடுறேன், அந்த இடத்துல. அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கும்போது, அந்த பாத்திரமும் நீ கிளீன் ஆயிருது, எனக்கு வந்து நடப்ப நடக்கிறதுக்கான கொ ஒரு வாய்ப்பும் கிடைச்சிடுச்சு, அந்த ஒரு 5 நிமிடங்கள் வந்து அலுவலகத்தில கேப் விடுக்கும்போது, அது பயன்பா பயன் பயனுள்ளதாக இருக்கவும் செய்யுதுங்க.
ஆமாமா. <chuckles> நிச்சயமா, நிச்சயமாங்க சரியா சொன்னீங்க. ஆனா, நம்ம வந்து தொடர்ந்து உட்கார்ந்திருந்தோம்ன்னு வைச்சுக்கோங்களேன், நமக்குமே அது வந்து வெறு வெறுத்துரும். "ஐயோ! என்னடா அது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க வலிக்கிது, அங்க வலிக்கிது." உடல் வலியா இருக்கட்டும். என்ன நமக்கே தோன ஆரம்பிச்சிரும்ல. "கொஞ்சம் நேரம் எந்திச்சு போய்ட்டு வந்தா நல்லா இருக்கும்டா" அப்டின்ற மாதிரி.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க. அதாவது அந்த அ அ அந்த உட்காந்துகிட்டே வேலை பார்க்கறதுங்கிறது, எல்லாரும் சொல்றாங்க. "உனக்கென்ன உக்காந்து பாக்குற வேலை." அப்படீம்பாங்க. அந்த உட்காந்துட்டு வேலை பாக்கறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்குதான் தெரியும். இல்லைங்களா?
<chuckles> நமக்கு தாங்க தெரியும். நா நோகுறவைங்களுக்கு தான் தெரியும் அது.
அ அதேதாங்க சொல்றேன் நானும். அது
<chuckles> நானுமே முன்னாடி என் கணவர வந்து சொல்லுவேன். "நீ வந்து உட்கார்ந்துட்டே பாக்கிற வேலை தான. ஆஃபீஸில உட்கார்ந்து வேலை பார்க்கிறதுக்கு உனக்கு என்ன?" அப்படின்பேன். ஆனா, இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியா உட்கார்ந்து, ஏதாவது ஒரு வேலை பாக்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஐயயோ! அப்போ பாவம் அந்த மனுஷன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். நம்ம பாட்டுக்கு வந்து, அ எ நமக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டோமே. "நீ வந்து உட்காந்து பார்க்குறேல்ல. ஏசில தான உட்கார்ந்துருக்க." அப்படின்றமாரிலாம் சொல்லிட்டோமே அப்டின்ட்டு யோசிச்சு பாப்பேன்.
<laughs> <laughs> அதாவது வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு. சும்மா உக்காந்திருக்கறது ஒண்ணும் அவ்வளோ ஈசியான வேலை இல்ல. நீ இப்ப இ சும்மா இருந்து பாருங்கற மாரி இருக்கு. நான் சொல்ற மாரி இருக்குது இது.
<giggles> அப்டிதாங்க இருக்கு. அப்படிதான் இருக்கு. <chuckles>